ஆமா. அதனால வந்து நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகள சமாளிச்சுக்கலாம்ங்கிறதுதான் என்னுடைய கருத்து.
கண்டிப்பா, கண்டிப்பா. அது கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அ இந்நேரம் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ஒ ஒரு தோழர்களோட போணுன்னு நினைக்கிறதே வந்து ஒரு அழகான ஒரு நி நினைவு இருக்கணும். அவுங்களையும் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்பிடின்னம்போது, போகும்போது ஒரு சந்தோஷமான நிலை அந்த இடத்துல இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் பிடிச்சு விருப்பமா போனாதான் அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதியும், ஒரு சந்தோஷமும் இருக்குன்னு சொல்லலாம். ஆ அந்த இடத்துலே ஒருத்தவுங்க மட்டும் வேறுபாடு அதாவது எல்லாருக்கூடயே இருந்து தனித்து நிக்கணும் அப்பிடின்னு நினைச்சு ஒரு விஷயத்தப் பண்ணும்போது, நீங்க வந்து அந்த இடத்துல எதாச்சும் ஒரு கருத்த ஒரு சத்தமா சொல்லியிருந்தாகூட அத என் நீங்கச் சொல்றமாரி அந்த இடத்துல பெ- பெரிய பிரச்சனையா அது மாறி இருக்கும். அப்பிடி இருக்கும்போது நீங்கப் ஃபோன்லயும் சரி, நேர்லயும் சரி நீங்க அழகா அத சுமூகமா நீங்க எடுத்திட்டு போயிட்டீங்கன்னுதான் சொல்லலாம் அமைதியா. நீங்க அந்த இடத்துல அமைதியா இல்லன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய சண்டையா வந்துரும்னு உங்களுக்கே தோணி இருக்கு. அதனால நீங்க ரொம்பவே அமைதியா இருந்தது. ஆ எனக்குமே அதுதான் சரின்னு படுது. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி!
ம். உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி!

அது ஏன் கே நெருங்கிய எதுவும் பீச் எதுவும் இல்லையா? அவங்க கிட்டக்க.
இல்ல, இல்ல. அது பக்கத்துல இருக்காது. அது அங்கருந்து நம்ம எளியாட் போணும். இல்லன்னா, எளியாட் ரொம்ப தூரம். இது வந்து பெசன்ட் நகர் தான் ஓரளவு பக்கம் இருக்கிறது. எனக்கு, அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்பயும் அவுங்க இதே மாரி தான் ஒரு இடத்துக்கு விளையாடணும்னு கூட்டிட்டு போனாங்க. அப்பவும்மும் விருப்பம் கிடையாது. சரி அப்டின்னு சொல்லிட்டு, எல்லாரும் போனோம். இவங்க மத்தவங்க சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்க தவறுவாங்க. ஆ அத வந்து இது பண்ண மாட்டாங்க. சண்டையாயிருச்சு. அப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கும் அழைச்சு, என்ன எதுன்னு பேசுறப்ப இவ என்கிட்ட அவ்வளவா வந்து கத்த மாட்டா. இந்த சின்ன வயசு பொண்ணு. அ அதுன்னா, நான் அப்புறம் இருந்துட்டு, "என்னம்மா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற" அப்பிடீன்னு. "இல்லண்ணா, நான் உங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நேரடியா சொன்னீங்க. அவுங்க வந்து அந்த அக்கா வந்து சொல்லியிருக்கலாம்." அப்டிங்கிற மாரி ஒரு மாரி பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இது பேசிக்கிட்டே இருந்தா, வேலைக்கு ஆகாது அப்டின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு விட்டுட்டேன், நானு. எதுவும் பேசல. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாட்கள் கழிச்சு, நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பெண்ணுக்கு கூப்புட்டேன். அந்த சின்ன வயசு பொண்ணுக்கு கூப்புட்டேன். நான் கூப்புட்டுட்டு, "இல்லம்மா அன்னைக்கு வந்து அவுங்க எல்லாரும் ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா, என்னால தான் சொன்னாங்க. எனக்கு வந்து அன்னைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல." ஒரு அந்த இடத்துல ஒரு பொய் தான் சொன்னேன். எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருந்தது. <chuckles> ஆனா. உண்மையான காரணம் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, நீ பண்றது கடுப்பா இருக்குன்னா அவங்ககிட்ட சொல்ல முடியும்? <laughs> சொல்ல முடியாது இல்லையா, அந்த இடத்துல?
ஆ புரியுது, புரியுது. ஓ! சரிங். ஓ! சரி, சரி, சரி. புரிஞ்சுக்கணும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். ஓ! சரிங்க, சரிங்க. ம். புரியுது. பு ஓ! சரிங்க, சரி. அ. ஓ. சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நம்ம ஒரு எடத்துக்கு போறோம்னா, நம்ப முழு விருப்பத்தோட போனாதான் அந்த இடமும் நல்லா இருக்குன்ற மாரி சொல்லலாம். நீங்க இப்ப சாப்பி்ட்டதெல்லாம் கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு அப்பிடீன்னும்போது, அதுக்கு போயிருந்தா உங்களுக்குமே திருப்தியா இருந்திருக்காது அந்த நாள்.
ஆமா. அது ரொம்ப அலைச்சல் வேற. அது வந்து. ஆ அப்புறம் அவுங்க வந்து இரவு வந்து அவங்க ந கணவரோட அ பாஸ் வீட்டுக்கு போணும். இவங்க குழந்தைக்கும்
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஒரு நேரம் அதுக்காக இருக்கு. நம்ம என்னதான் வெளிய ஃப்ரெண்ட்ஸா போறோனாலுமே, குடும்பத்தையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டிய நேரம் இருக்கு.
ஆமா, ஆமா. ஆ அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இப்ப இதுல எனக்கு திருமணமே ஆகல. சரிங்களா? ஆனா எனக்கு திருமணமான நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நேரத்துக்கு வீட்டுக்கு போலன்னா, அவுங்க மனைவி அவங்கள எப்படி நடத்துவாங்க, இல்ல, அவுங்க கணவர் அவங்கள எப்படி நடத்துவாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இவுங்க வந்து இவங்களுடைய சொந்த சந்தோஷம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்டின்னு. அப்பிடியே உங்களுக்கு அது
கண்டிப்பா. ஓ. சரிங்க, சரிங்க. ஆ. இருக்கு. கண்டிப்பாங்க. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். ஆமாமா. <chuckles> அது தனிப்பட்ட விருப்பத்துக்காக எல்லாத்தையும் அழைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் தானே! ம்.
ஆமா. அப்புறம் அவுங்க அன்னைக்கி ந அவங்களுக்கு என்னன்னா, அன்னைக்கி அந்த பீச்சுக்கு போணும். அதுக்கப்புறம் அன்னைக்கி அவுங்க அம்மாவோட வந்திருப்பாங்க போலருக்கு. அவுங்களும், அவுங்க அம்மாவும் இரவு 10:30 மணிக்கு அந்த பீச்சுக்கு போயிருக்காங்க. பெசட் நகருக்கு.
ஓ! சரிங்க, சரிங்க.